ஆ அது ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கும். அது டேஸ்ட் கொஞ்சம் வேறமாரி இருக்கும். அ இதுதான் எங்க வழ வழக்கப்படி இப்பிடிதான் செய்யிறது. அப்பிடிங்கிற மாதிரி அதையே நாங்க வ இது பண்ணுவோம். யாராவது ஃபெ ஃப்ரெண்ட்ஸ்லாம் குடுத்தா சாப்ட்டு பாத்துருக்கேன். அத விட நானு எங்க வீட்ல செய்யிறதான் எனக்கும் புடிக்கும்.
ஆ. ஆமா. <laughs> ம். ம். ஓ! பரவால்லங்க. நல்ல விஷயம். <laughs> அ அந்தமாரி வேற ஏதாவது குடும்பம்? சரி. உணவு எதுவும் இருக்கா?
அந்த க அந்த பா இது என்னது பொங்கல்ம் போது ஒண்ணு செய்வாங்கல்ல? கதம்ப கொழம்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு.
ஆமா. எல்லா காய்கறிகளும் போடுவாங்களே!
ஆ அது வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அது வந்து மறக்கவே முடியாது. எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணி, 21 காய்கறிலாம் போடுவாங்கல்ல. அ எத்தன எண்ணுவாங்க? எத்தன போடுவாங்க அப்பிடிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் இருக்கும். <chuckles>
ம். ஆமாங்க. <laughs> ஆமா. அதுவும் இந்த சாம்பார் மாரிதான் வப்பாங்களா? இல்ல கூட்டுமாரி வப்பாங்களோ!
ஏ கூட்டு மாரி இல்ல. சாம்பார் மாரி தான் இருக்கும். ஊத்தி சாப்புட்ற மாரி தான் இருக்கும். ஆனா காய்கறிலாம் அதலேயே வந்து பாதி கரஞ்சிர்ற மாரி இருக்குங்க. கிழங்கு வகைக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனா குழம்புல தொடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும்.
ஆமாங்க. <laughs> நான் ம். ஆனா, எனக்கு அது புடிக்காதுங்க. காய் நிறையா போட்டு வச்சிருப்பாங்களா! குழம்பே இருக்காது எங்க வீட்ல.
இல்ல அது நல்ல வாசமா இருக்குங்க. நல்ல வாசமா இருக்கும். ஆனா அது நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். சாப்ட்டு பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டுங்க அது.
ம். ஒரு சில வீட்லலாம் இதோ இப்ப வந்து எங்க வீட்லலாம் இந்தமாரி அ சைவம்தாங்க செய்வாங்க. ஆனா, கணவர் வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப வெண்பொங்கல் கிடையாது அது. அது வெண்பொங்கலுக்கு பதிலா, எதாவது வெறும் பச்சரிசிய மட்டும் வேக வச்சு, அதில ஏதோ கறி குழம்பு ஊத்திலாம் திப்பாங்க. காம்போவே சரியாவே இருக்காது. எனக்கு பிடிக்கவே புடிக்காது. நான் வந்து
ஐய்யய்யோ! அ. அப்ப மெளகு பொங்கல் இருக்குங்க. அதுவுமே செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. மெளகு பொங்கல்
அ, அதேதான். அந்த மிளகு பொங்கல் தாங்க. ஆனா இவுங்க இப்படி வித்தியாசமா பண்ணறாங்க, அ நல்லாவே இருக்காதுங்க. ஆனா அவுங்க சாப்படுவாங்க.
<laughs>
<laughs>
அப்புறம் வந்து என்னது, தீபாவளி பண்டிகைகள்லாம் நிறைய பலகாரம் செய்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவோட கையில வந்து, சீட செய்யிறதா இருக்கட்டும், தட்ட செய்றதா இருக்கட்டும். அப்புறம் முறுக்
இதெல்லாம் வருமாங்க. இந்த ச சீடெல்லாம். எனக்கு நான் முயற்சி பண்ணேன். அது வேக வெந்த மாரியே தெரியல. உங்களுக்கு வந்துச்சா?
இல்ல, நான் செய்யறது இல்லங்க. எனக்கெல்லாம் அவ்ளோலாம் நேரம் இருக்கனா சிட செய்யிற அளவுக்குலாம் அ நானா எனக்கு பொறும மொதல்ல இல்லன்னு சொல்லலாம். எங்க அம்மா செய்யிறது எனக்கு ரொம்ப புடிக்கும் அது. அ பண்டிகைகள் போதா இருக்கட்டும். இந்த கிருஷ்ண ஜெயந்தின்போது இது அதிகமா செய்ற வழக்கம் உண்டு. ஆ கிருஷ்ணருக்காக படைக்கும்போது சொல் குடுப்பாங்க இல்லயா! கிருஷ்ணருக்கு வந்து சீட, அவலு. ஆ அவல்ல ஒண்ணுமே இல்லங்க. அவல்ல கொஞ்சோன்ட்டு நான் முயற்சி பண்ணா எனக்கு வராதுங்க. அவல்ல கொஞ்சோண்டு பால் ஊத்துவாங்க. நல்லா கொஞ்சம் கெளருவாங்க. கொஞ்ச நேரம் அடுப்புல தீயில வைக்கிறமாரி இருக்கும். அது எனக்குல்லாம் இன்ன வரைக்கும் தெர்ல. கொழ கொழன்னு ஆயிரும், இல்லன்னா வேகாம இருக்கும். கொஞ்சமா தேங்காவ போடுவாங்க. இல்லன்னா, அந்த பாலுக்கு பதில தேங்காய் பால் எடுத்து அவல்ல போடுவாங்க. கெளரி இப்பிடி கிருஷ்ணருக்கு வைப்பாங்க. க காலையில சாமிக்கு படைப்பாங்கல்ல. எதாவது நெய் வேதியம். அதுக்கு வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும் நான் சாப்டேன்னா, அது நானா ஆ இனிப்பு போடுவாங்க. சர்க்கர ஏதாவது போடுவாங்க. வெள்ளம் இல்லன்னா பனக்கற்கண்டு வச்சிருப்பாங்க. அத நல்லா இது பண்ணி, அ இல்லன்னா வந்து நாட்டு சர்க்கர. அந்தமாரி ஏதாவது போட்டு வைப்பாங்க. ஏ அப்போதைக்கு என்ன இருக்கோ, பனக்கற்கண்டு இருந்தா க கற்கண்டு இல்லன்னா வெல்லம் நாட்டு சக்கர ஏதோ ஒண்ணு.
<laughs> ம். ம். ஓ! ம். ஓ! ம். ஆமா. லட்டு. ஆ. ம், ம். ஓ! ஆமாங்க. ம், ம். இனிப்பு போடணுமா அதுல? ம். ஓ!

ஓ! பரவ உங்க வீட்ல நெறைய. அ திருநாள்லாம் கொண்டாடுவீங்க போல இருக்குங்க. எனக்கு அந்த அளவுல நாங்க கொண்டாட மாட்டேன். ஒரு முக்கியமான இந்த பிள்ளையார்சதுத்திகலாம் இந்த கொல்கட்ட பண்ணுவாங்கல்லயா? அந்த இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க உங்க வீட்ல?
ஆமாமா. அதுலயுமே வந்து தேங்காய் போட்டு பண்ணுவாங்க, பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஆ அந்த இது வேர்கடல இருக்குல்ல, வேர்கடல. அதுங் ஞாபகப்படுத்திட்டீங்கங்க. அந்த வேர்க்கடல அந்த அப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்டஃப்க்குள்ள கொல்கட்டக்குள்ள வச்சு சாப்பிடும்போது, செம்ம டேஸ்ட்டா இருக்குங் பண்ணிருப்பா
ம். ஆமா. <chuckles> அப்டியாங்க. நானெல்லா கேள்வியேப்பட்டதில்லங்க. என்ன பண்ணுவீங்க அதுல?
வேர்க் கடலைய வறுத்துட்டு நல்லா மிக்ஸில நல்லா பொடி பண்ணிடுவாங்க.
காஞ்ச கடலையா? இல்ல வந்து? ம்.
வறுக்கணும் முதல்ல. காய்ஞ்ச கடல தான். வேற்கடையில நல்லா எடுத்துட்டு அந்த பருப்பு இருக்கும் இல்லையா? அதை மட்டும் நம்ம ஃப்ர ந நல்லா வந்து சட்டியில போட்டு வறுத்த எடுத்தோம்னா, வேர் கடல நல்லா வறுத்த வேர் கடலர் ஆயிடும். அதை வந்து தோளெல்லாம் எடுத்துருவாங்க.
ஆமா. ஆமா. ம்.
தோலை எடுத்துட்டு மிக்ஸில போட்டு நல்லா கிரைன் பண்ணிட்டு, சர்க்கரை வாய் இது வெ வெள்ளத்த போட்டு அத இது பண்ணுவாங்க. நல்லா அது வேற பவுடரா இருக்கு இல்லையா? அந்த வெள்ளத்துக்கு
அது இந்த ஏழக்கலம் போடணுமா?
ஆ ஆமாமா ச ஏலக்காய போடுவாங்க. அப்ப செரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுக்கு போடுவாங்க.
ஓ! சேரி, சேரிங்க.
அதை போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ற மாரி இருக்கும். ஆனா நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. எங்க அம்மா போடுறதெல்லாம் இப்ப நான் செய்யும்போது தான் தெரிஞ்சுச்சு சுக்கு போடுறாங்னே!
அப்டியா? <chuckles> ஆ. இதங்
அ அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது. அ அந்த அது வந்து கொழுக்காட்டைக்குள்ள வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா. பால் கொல்கட்ட சாப்பட்டுருக்கீங்களாங்க நீங்க?
ம். ஆ சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அ அது வந்து என்னமோ அது ஜூசியா இருக்கும். அது வந்து ஒரு ஒரு சத்தத்தோட நானா சாப்பிடுறேன் வழக்கம் உண்டு. என்டி இப்டி சாப்பிடுறேன்னு இன்னுமே கிண்டல் பண்ணுவா? ஆ. அது வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னா, பால் கொழுக்கட்ட கொழுக்கட்டைல.
<chuckles> ஆ. ஆமாங்க. ம். எனக்கும் ரொம்ப புடிக்குங்க. அதே மாரி. ஒருது ஒரு சாமி கும்பிடுவாங்கள்ல, செவ்வா சாமின்னு சொல்லிட்டு இந்த இரவு நேரத்தில.
ஆமா. கேள்விப்பட்ருக்கேன்.
உப்பு எதுவும் போடாம. அ. அந்த கொழுக்கட்ட சாப்
அ ஊர்ல. எங்க அத்த அத்தல்லாம் யாராவது பண்ண குடுப்பா, ஆ யாருக்கும் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்லுவாங்க.
ம். சூப்பரா இருக்குங்க. அப்டி இருக்கு, ஆமா. ஆனா நாங்கலாம் சாப்பிடுவேன். எங்க சித்தி முன்னாடி பண்ணிட்டுருப்பாங்களா? அதுல உப்பு எதுவுமே போடமாட்டாங்க. ஆனா அந்த சுவை இருக்கு பாருங்க. அடிச்சு காலே இல்லங்க. பயங்கரமா இருக்கும்.
ஆ. அதுக்கு அது கூட அது என்னவோ ஏதோ அ அவையாருக்கு அவையார் கதைகள்லாம் நெறைய சொல்லுவாங்களா? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு.
ஆ. ஆமாங்க, அதுல அந்த ஷேப் வந்து விதவிதமா பண்ணுவாங்க அந்த. என்னமோ இந்த பாடைல போற மாரி இருக்கட்டும். ஆட்டு கல்லு, அம்மி கல்லு. என்னென்னமோ இருக்குங்க வித்தியாசமா இருக்கும். பொம்மைகள்லாம் செய்வாங்க. அது நாங்களும் வந்து நைட்டு எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் இந்த ஆண்களுக்கு வந்து அது குடுக்கக்கூடாது கண்ணு போயிரும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அதுனால.
ஆ. ஆ. ஆமா சொல்லுவாங்க. ஆனா எ இங்க அம்மாலாம் செஞ்சதில்ல. ஆனா நான் ஊருக்கு போம்போது தூரத்து அத்தை குடுத்து நான் சாப்டுருக்கேன்.
ஆ. ம். ம்.
நல்லா தான் இருந்தது. ஆனா, அது எ சும்ம நாட்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க நான், நீங்க எப்படி செய்றீங்க? அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்பதான் இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்மலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நெறைய ஆட்கள்லாம் கூடி கத சொல்லி, படிச்சு அத வந்து, சூரியன் வரத்துக்குள்ள சாப்பிடணும் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கதை சொன்னா.
ஆமாங்க. <laughs> ம். ஆமா.